இப்ப பார்த்தீங்னா, நம்ம இப்போலாம் வந்து எல்லாருமே வந்து, இந்த ஆ கார்டனிங்ன்றத நிறைய பண்ணிட்டே வராங்க. அதாவது அவங்க அவங்க வீட்டிலேயே. ஃபர்ஸ்ட்டுலாம் நம்ம வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டோம். சும்மா தோட்டம் மாரி நம்ம வச்சிருப்போம். இப்போ வந்து அது எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில இருக்கவங்களுமே சரி, மொட்டை மாடியில போய் வச்சு பண்றதா இருக்கட்டும். பால்கனியில வச்சு பண்ணுறதாகட்டும். அதுமாரி நிறைய தொடங்கிட்டே வந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் பழக்கம் உண்டா?
இப்பாங்க என்னோட குழந்தை பருவத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல தனியா இந்த மாரி அ கார்டனிங்கின்னே ஒரு தனியா ஏரியா இருக்கும். அதில வந்துட்டு எங்க பாட்டி வந்துட்டு, நிறையா மரங்களும், செடிகளும் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ, அதில வந்துட்டு அவங்க முக்கியமா வளர்த்த ஒரு மரம் பார்த்தீங்கன்னா, வாழை மரம். அந்த வாழ மரம் பார்த்தீங்கன்னா, ஆ எல்லாரும் போற வரவங்க எல்லாம் கேப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல பெரிய பெரிய இலைகள், வாழை இலை வந்து இருக்கும். அந்த மாரி வாழை தார் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அ அந்த தார் விடம்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போற வரவங்கலாம் கேட்டுட்டே போவாங்க. எனக்கு இது வந்து அ காய் ஆனோனே, பழம் ஆனோனே எங்களுக்கு கொடுங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய தார்லாம் விடும். அப்போ வந்து அது அந்த பராமரிப்பு வந்து எங்க பாட்டினால தான் வந்துட்டு, அது வந்து அந்த மாதிரிலாம் வந்துச்சு, வளர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அ அது ரொம்ப பராமரிப்பாங்கங்க எங்க பாட்டி. என்னன்ன பண்ணுவாங்கன்னா, அ அதுக்கு வந்து இந்த பாத்தி கட்டி விட்டு, அதுக்கு தண்ணி பாய்ச்சிறதா இருக்கட்டும், அது வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு பராமரிப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த, வாழை மரம் மட்டும் இல்ல, கொய்யா மரம் இருந்தது, முருங்கை மரம் இருந்தது. அந்த கொய்யா காய்லாம் வந்துட்டு, முன்னாடி அப்போ உள்ள மரம் தான். இப்போ வரைக்குமே வந்துட்டு நல்ல காய்கள் கொடுக்குது. நிறைய காய்கள் கொடுக்குது. இப்ப, நான் அம்மா வீட்டுக்கு போனா கூட, அ அந்த காய்கள்லாம் பறிச்சு சாப்பிடுற மாதிரி இப்ப வரைக்குமே, அந்த மரம் நல்ல உயிருள்ளதா வந்து வளர்ந்துட்டு இருக்
ஆ, சரிங்க. ஆ, சரிங்க. ஓ! சரி, சரி. ஓ, சரிங்க சரிங்க.
அப்ப நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில காயே காய்க்காது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, போச்சு இது அவ்வளோதான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என் அளவுக்கு தான் இருக்கும். என் ஹைட்டு நம்ம ஒரு ஒரு அளவு வளர் வளர்ந்துருக்கு. அவ்வளோதான் இருக்கும். ஆனா, அது இந்த அளவுக்கு வளருமா? இப்படியெல்லாம் காய் கொடுக்குமா? <chuckles> அப்படிங்கிறது.
ஓ, சரி. அதுக்கு என்ன பண்ணீங்க?
ஆ, அதுதான். பாட்டி வந்து இந்த உரம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ இந்த நம்ம வீட்ல உள்ள சாப்பாட்டு கழிவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு உரம் போடுவாங்க. அப்புறம் செம்மண்னா ஏதோ ஒரு மண்ணுக்கு வந்து அந்த செடிகள் நல்லா வளருமாமா. அந்த மண் எல்லா வந்துட்டு வாங்கி, வாங்கி அந்த மண் போடுவாங்க. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இ அ அசைவ கழிவுகள் இருக்குல்ல, இந்த மீன் கழிவா இருக்கட்டும், அந்த மாரி கழிவுகளை கூட வந்துட்டு அந்த மாரி வந்து ஊத்துவாங்க. அந்த மாதிரி, எந்த ஒரு கழிவா இருந்தாலுமே வந்து உரமா ஆயிருமாமே? ஆ.
ஆமாமா. ஆ, சரி சரி. ஓ! சரி. ஆமா, ஆமா. சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த முட்டை ஓடு, அந்த மாரி கூட போடலாம். அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்.
ம்மா ஆமா, ஆமா. எல்லாமே போடுவாங்க. முட்டை ஓடு, அப்புறம் வந்து இந்த சாப்பாட்டு கழிவுகள் தக்காளி, வெங்காயம் வந்து அ கருவப் வெங்காயத் தொழி, அந்த கருவேப்பிலை. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒதுக்கி வைப்போம் பார்த்தீங்களா? அந்த சாப்பாடு வீணான சாப்பாட்டு கழிவுகள் எல்லாமே வந்து போடுவாங்க. அதே மாதிரி நேரத்துக்கு தண்ணியும் ஊத்துவாங்க. அது அது ஊத்துறதும் வந்து காலையில் ஒருக்க ஊத்துவாங்க. சாயந்தரம் ஒருக்க ஊத்துவாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு தண்ணி ஊத்துவாங்க. அதுவும் தண்ணி வந்துட்டு, பாத்தி கட்டி ஊத்துனா தான் வந்துட்டு, அது அது ஈரப்பதத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த தென்னை மரத்துல அந்த வாழை மரத்துக்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தி பாத்தி கட்டி விட்டுருப்பாங்க. இதுக்குள்ள எதுவும் போயிறக்கூடாது, அப்படின்றதும் சரி. அதே மாதிரி அந்த தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள இந்த ஒரு, அந்த தண்ட போய், எந்த த் ஒரு பூச்சி அரிக்கிறதோ, அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு தண்ணி எப்பவுமே வந்து, இந்த ஒரு பாத்தி கட்டி ஊத்தி வச்சிட்டே இருப்பாங்கல்ல. அது தண்ணி குறைஞ்ச்சு, இந்த மதிய நேரத்தில தண்ணி வெயில் வந்து உறிஞ்சு தண்ணி குறைஞ்சிச்சுனா கூட, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மா சும்மா ஊத்தி ஊத்தி வப்பாங்க. அந்த மாரி ஊத்தி வச்சோம்னா, அது வந்து கொஞ்சம் அ ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்ப வந்துட்டு இந்த எதுவும் பூச்சிகள் வந்து அதை அரிக்காது. அந்த மாரி ஊத்தி வப்பாங்க.
ஆமாங்க. ஆமாங்க ஆமா. கண்டிப்பா. கண்டி தேங்கி இருக்கும் ஓ, சரி. ம். ஓ, சரி. ம்.
அப்புறம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு
இப்போ நீங்க உங்க பாட்டி செஞ்சதுல, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க கடைபிடித்து இருக்கிறீங்களா?
ஆமா. எங்களுக்கு வந்து சின்ன, சின்ன விஷயங்கள் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. என்னன்னா, அ இந்த புதினாவெல்லாம் வந்துட்டு நம்ப வீட்டுல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா அத வந்து இலைய எடுத்துட்டு அந்த காம்ப நட்டு வைக்க வந்து கத்து குடுப்பாங்க. அதுவும் எப்படின்னா, அந்த பழைய டப்புகள்லாம் இருக்கும்ல நம்ப வ வீட்டுல பயன்படுத்துன டப்பு, அ இந்த பாத்ரூம்ல யூஸ் பண்ண டப்பெல்லாம் வந்து உடைஞ்சிடுச்சு அப்படின்னா தூக்கி போடாம, அ அதுல வந்துட்டு மணல்கள் போட்டு சாக்கு, சாக்கா மண்ணையும் வச்சிருப்பாங்க. மணல் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க, இதுக்காகவே வந்துட்டு இந்த மாரி கார்டனிங் பண்ணுறதுக்காகவே, அ இந்த மாரி பழைய தொட்டிகள்லலாம், வந்து பாத்தீங்கன்னா, மண்ண நிரப்பி, மண்ண நிரப்பி அதுல புதினா, அந்த மல்லி விதைகள். அ இந்த மாதிரி சின்ன, சின்ன விதைகள் வந்து போட்டுவுடுவாங்க. அது ரொ நல்லா வளரும். அது நல்லா வரும், வந்து ஒரு மாரி நான் நம்ப தேவையான அந்த ஹெர்ப்ஸ்லாம் வந்து அதுல எடுத்துக்கலாம். நம்ப இந்த பச்சை காய், பச்சை இலைகள்லாம் வந்துட்டு. அ ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த கொத்தமல்லி ஆகட்டும், அந்த பச்சை மிளகாய் கூட, பச்சை மிளகாய் விதைகள் கூட வந்து போட்டு விட்டுருப்பாங்க, தக்காளி விதைகள் போட்டு தக்காளி தான் அது புழிஞ்சு விட்டாலே அழகா வந்துருமே தக்காளி.
ஆமா. ஆமா. உட ஓ! ஓ! சரி, சரி. வளந்துரும் ஆ சரிங்க, சரிங்க.
அந்த மாரி தக்காளி போட்டு விட்டுருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சொன்னேன் பாத்தீங்களா முருங்கை மரமும் இதே மாரி தான். கொஞ்ச நாளைக்கு இந்த முருங்கை மரம் வந்து வரவே இல்ல, அவ்வளவுதான் போச்சு சும்மா நடு நடுடன்னு வளர்ந்துகிட்டே இருந்தது. ஆ வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஆனா அதுல வந்து காயே வராதுங்க. இது என்னடா முருங்கை மரம்? இவ்வளவு தூரம் வளருது ஒத்த காய் குடுக்கமாட்டுது அப்படிங்குற மாரி பாக்குற எல்லாரும் சொல்வாங்க. என்னது இது இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கு, ஆனா ஒரு காய் கூட தொங்கலயே இந்த முருங்கை மரத்துல, அப்படிங்குற, மாரி சொல்வாங்க இந்த கொய்.
ஆ. <laughs> ஆனா, காய் வந்துச்சாங்க அப்புறம்?
ஆமா. அந்த கொய்யாக்கா மாதிரியே, இதுவும் லேட்‌டா தான் வந்து காய் வந்தது. அ.
அப்பிடீயா. இல்ல, எங்க மாமியார் வீட்ல ஒரு முருங்க மரம் இருக்கு. நான் திருமணத்துக்கு முன்னாடியே அந்த ம அந்த ம இதில கீரை, அதில வந்து முருங்கைக்காய் வராதாம். வெறும் இலையும், அந்த பூவும் மட்டும் தான் வந்திருக்குமாம். அது எங்க திருமணம் முடிஞ்சும், ஒரு 5 வருஷம் நாங்களும் அங்க இருந்து பார்த்தோம். அதில ஒரு காய் வந்ததா சரித்திம் ஆனா அந்த அந்த முருங்கை வந்து ரொம்பவே இ ம் அது கசப்பு அந்த இது இருக்கும்ல, அந்த முருங்கையோட தன்மை. அந்த மாரி இருக்காது. அதுநல்ல சுவையா இருக்கும். அது ஒரு இனிப்பு தன்மையோட ஒரு சுவையா இருக்கும். அந்த மாரி எலை வந்துச்சு இனிப்பா இருந்துச்சுனா அதி்ல வந்து காய் வராது. அப்பிடீன்ற மாரி சொல்லுவாங்க. அது எனக்கு ஆ.
ஆமாங்க! அப்படித்தாங்க இருந்துச்சு. ஆமா. அப்பிடீங்களா. ஆனா வந்து இங்கே எப்படின்னா இப்படிதான் ஆச்சு. இவ்வளோ தூரம் நெடு நெடு நெடுன்னு வளர்ந்திருக்கு. ஆனா வந்து பூ மட்டும் பூத்து பூத்து வ் கீழே விழுதே தவிர, காயாவே ஆக மாட்டேங்து, அந்த பூ. இப்போ சொன்னாங்க அதுக்கு வந்து சத்து பத்தாம இருக்கிறனால தான், அந்த அளவுக்கு வந்து வளருது, ஆனா காய் தர மாட்டேங்குது, அப்பிடீங்கும்போது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஏதோ ஒரு உரம் வந்து வாங்கி போட்டாங்க. அ அந்த உரம் வாங்கி போட்டுமே வந்து கொஞ்ச நாளைக்கு வரல அது. அப்போ "அது வேஸ்ட்டு போல, இந்த உரம் என்னத்த?" அப்பிடீன்னு பார்க்கும்போது, அப்பதான் தெரிஞ்சுச்சு. நடுப்பகுதிலலாம் வந்து கொஞ்சம் பூச்சி அரிச்சிண்டிருந்திருக்கு. அந்த பூக்களும் கூட அந்த பூச்சி அரிச்சனால தான் அதோட சத்து வந்து மேல் பகுதில போகாம, அ கீழே மட்டும் கொஞ்சம் செழிப்பா இருக்கும், பச்சை பச்சைசேருன்னு. மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் கலர் எலைகளா இருக்கும். அதிகமா வந்து மஞ்சள் இலைகள் ஆமா.
ஆமாமா. ஓ! ஆ. ஓ! சரி, சரி. ஆ சரிங்க. ஓ! சரி, சரி. ஓ! சரி, சரி பழுத்த இலையா, இந்த ஓட்டை ஓட்டை இலையா, அந்த மாரி வந்துரும், அப்பிடீன்ற மாரி சொல்றீங்களா?
ஆ ஆமாமா. ஆனா, அந்த பூக்களுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரம் உதிர்ந்துரும். பூன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பூவுல இருந்து தான், அந்த வந்து காயே வந்து ஆகுவாரு இல்லையா?
ஓ! செரி. கண்டிப்பா, ஆமாமா.
ஆனா அந்த பூ வந்து அவ்வள ஸ்ட்ராங்காவே இருக்காது. பூ பூத்து கொஞ்ச ஒரு, அ 1 நாள் கூட தாங்காது கீழ உதுந்துரும். அந்த பூல்லாம் வந்து வாடுனா உதுரும் பாருங்க அந்த மாரி உதுந்துரும். அப்டி உதுரக்கூடாதுன்னு சொல்வாங்க.
ஓ! சரி, சரி. அப்ப அது பூச்சி அடிகிறதுக்கு மருந்து வாங்கி அடிக்கணுமோ?
ஆ. ஆமா பூச்சி அந்த பூச்சி இதாகுறதுக்கு மருந்து மருந்தும் பூஸ் இது பண்ணணும். அப்பறம் வந்து வெட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்றம். அந்த பூச்சி ஆச்சில, அந்த எடத்தோடு வெட்டி விட்டுட்டாங்க. அப்டி வெட்டி விட்டக்கப்பறந்தான் அது வந்து கொஞ்சம் வளந்துச்சு, அதுக்கப்பறந்தான் அந்த காய் காயலாம் கொடுத்துச்சு. அந்த காய் ரொம்பவே நல்லாயிருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி, ஆ பூச்சியால மட்டுந்தான் அது வந்து வளர்ச்சியோ அதோட வளர்ச்சி வந்து கம்மியா இருந்துருக்கு அந்த பூச்சிய அடிச்சதுனால.
ஆ. சரி. ஓ! சரி. ஓ! ம். சரி, சரி. தடுக் தடுக் அது வந்து தடுத்துருச்சு அப்டின்ற மாரி சொல்லலாம்.
ம், அது எங்க பார்வைக்கு தெரியவே இல்ல. நெடு நெடுன்னு வளந்துருக்கிறதுனால அந்த பாதி மரத்துக்கு மேல தான் அந்த பூச்சி அரிச்சிருந்திருக்கு. அப்போ ஒரு தடவ கவனிக்கும்போதுதான், அதுவும் எங்க வீட்ல இருந்து பாக்கும்போது அது தெரியல. பக்கத்து வீட்ல வந்து பாத்திங்கன்னா, அவங்க வீட்டு மாடில வந்து ஒரு விசேஷம் வச்சிருந்தாங்க. அப்ப போயிருந்தோம் அவங்க வீட்ல மாடி மரலாம் போட்டு விசேஷம் வச்சிருந்தாங்க. அப்பதான் அது பாக்கும்போது தெரியுது என்னடா? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பூச்சி அரிச்சிருக்கு மேல மேல மரத்தில, அதுனாலதான் இது வந்து
ம், சரி. புரியுது, புரி. அப்போ சரி, சரி. ஓஹோ! அது நம்ம கண்ணி கண்ணுக்கெற்ற தூரத்துல அது இல்ல. அதனால நம்மலாள சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாம போயிருச்சு அத.
ஆமாமா, அப்றம் ஆட்கள்லாம் வச்சு அத வெட்டி விட்டோம். மேல வரைக்கும் வெட்டி விட்டக்கப்புறமும் பாத்தீங்கன்னா, இந்த அது அதோட சத்து அதுக்கு திருப்பி கெடைச்ச மாதிரி இந்த உரமும் சரி, அந்த பூச்சி அரிக்கிறக்கூடிய எல்லாமே பண்ணதுக்கப்றம், அ அது ரொம்ப செழிப்பா வளந்துச்சு, அதிகமா காய் கொடுத்துச்சு. <chuckles> அப்போ அவங்க வீடு அவங்க வீட்ல தான் அது வந்து சாஞ்சே இருக்கும். அ எங்க வீட்ல இந்த பக்கமா சாஞ்சிருக்காது அந்த பக்கமா சாஞ்சிருக்கும். அது வந்து வாடகை வீடுங்றதுனால அவங்க யாருமே ஒண்ணு சொல்ல சொல்லவே இல்ல அப்டியே அமைதியாவே இருந்துட்டாங்க. அப்போ அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா இப்போ கூட இந்த கொய்யாக்கா சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து அவ்ளோ பூத்து குலுங்கும், அதுமே வந்து அவங்க வீட்டு பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருக்கும். இங்கிட்ருந்து நாங்க வந்து பறிக்கும்போது இந்த கோடாரில இத வச்சு பறிப்போம் இதுன்னு ஒரு இது சொல்வாங்களே? இந்த மாரி வளைவா அறுவா மாரி இருக்கும். ஆ அத வச்சு அ இது சீச்சி விட்டா அது வந்து கீழ விழும் கொய்யாக்கா அப்டி வந்து அப்டிதான் நாங்க பறிப்போம். ஆனா அவங்க வீட்லந்து பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டு மாடிக்கு போணும் அப்டின்னா கைய வச்சி எட்டியே பறிச்சுரலாம். அந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்கு கிட்டமா இருக்கும். அதுக்காக <chuckles> அதிகமா அதிகமா பிரச்சன கூட வந்திருக்கு. ஏனா, வந்து ஒரு அவுங்க அந்த லைன்‌ல இருக்ற எல்லாருமே வந்து பறிச்சுறுவாங்க நாங்க பாத்து வச்சிருப்போம் இத்தன காய் இருக்கு அப்டினு, ஒரு காயும் இருக்காது.
ம்ம. ஓ! சரி. ஓ! சரிங்க சரி. ஓ! சரி. ஓ! சரி சரி. ஓ! புரியுதுங். ஓ! சரி சரி. ம். ஆமா. ஆமா. ஓ! சரி, சரி. புரியுது, புரியுது. <laughs> வந்து பாக்கும்போது காணாம போய்ரும், அந்த மாரி ஆயிருக்கும்.
<chuckles> ஆமாமா. அப்போ வந்து கேப்போம் என்னங்க இவ்ளோ காய் நிறைய கா 1, 2 பறிச்சிருந்தா சரி, ஓகே. ஒத்துக்கலாம். அ சரி எடுத்துட்டு போறாங்க, அவங்க வீட்டு சைடு இருக்கு 1, 2 எடுத்துட்டு போறாங்க எல்லாத்தையும் ஒரு நைட்டோட நைட்டா <laughs> என்ன பண்ணிருக்காங்க ஒரு தடவலாம் காலைல எந்திச்சி பாக்குறோம் நைட்‌டு பாத்த காய் ஒத்தக்காயும் இல்ல, ம் கொஞ்சமா அந்த பழுக்குற ஸ்டேஜ் இருக்கும் பாருங்க அப்படி அணில் சாப்ட்டாலுமே எல்லாத்தையு ஒரே நேரத்துலயா சாப்ட போகுது?
ஆமாமா அ. <laughs> ஆ. <laughs> ஆமாமா. கண்டிப்பா கண்டிப்பா. அதுமே முழுசா சாப்ட்டுவிடாது. பாதி பாதியா கடிச்சு, கடிச்சுட்டு எல்லாத்து பக்கம் போயிருவான்.
ஆமாமா, கடிச்சு கடிச்சு தான் போகும் அந்த மாதிரி தான் நாங்க நெனப்போம். பாத்தா, அ ஒரு தடவ பிரச்சனயே ஆச்சு இந்த மாரி என்னங்க இப்டி? ஏனா 4 வீடு இருக்கா யார் எடுத்தாங்கனு சொல்ல முடியாது. அ இந்த ஆப்போசிட் ல வந்துட்டு 4 வீடு இருக்கு. அந்த 4 வீட்ல யார்னாலும் பறிக்கலாம் ஏனா அதான் அவங்களுக்கு பாத. அப்ப அவங்க அப்டி கூடி தான் போவாங்க, அப்டி கூடி தான் வருவாங்க, <chuckles> அந்த மாதிரி இருந்துச்சு. அ அது ஆனா இப்போ போனா கூட எங்க அம்மா வந்துட்டு இந்த மாரி காய பறிச்சு குடுத்து விடுறது, அ அதெல்லா வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்றம் இன்னொன்னு வந்து
<chuckles> வர முடியாது. சரிங்க சரி. ஆ, புரியுது, புரியுது. <laughs> ஓ! சரி. இப்போ, நம்ம ரொம்ப சுலபமா வளர்க்கலாம் அப்டினா எந்த ஒரு இது செடி? அந்த மாரி பண்லாம்?
சுலபமா அதான், அந்த தக்காளிலாம் சுலபமா டக்கு, டக்னு வந்துரும். மிளகாலாம் வந்துரும், இந்த மாரி சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் லாம் வந்து சீக்ரம் வந்துரும். அப்றம் இன்னும் மூலிகை செடிகள்லாம் வந்துட்டு
ம். அதுக்காக நம்ம ரொம்ப ப் பாடலாம் ப் பண்ண முடியாதா?
கற்பூரவள்ளி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரும். அ அதெல்லாம் வந்து நமக்கு சளிக்கு ரொம்ப நல்லது இல்லையா? முன்னாடிலாம் இங்க வந்துட்டு நான் சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்தில இந்த கற்பூரவள்ளி செடியே கிடைக்காது. இவரு வந்து என் கணவர் வந்து அவர் ஆஃப் வேல பார்க்குற இடத்துலருந்து எடுத்துட்டு வருவாரு. ஓரு மாரி வாடி போயிரும். அப்போலாம் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த சின்னோண்டு த் அ கப்பு மாரி நம்ம மக்கு கப்பு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கப்ல கூட வந்துட்டு கற்பூரவள்ளி வந்து வச்சிடுறது. வச்சோன்னா, அது வந்து சளிக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அ அது நல்லா வந்துருங்க. ஒரே 1 காம்பு வச்சாலே போதும். ஒரு 2, 3 காம்பு வச்சாலே போதும். அ.
ஓ! சரிங்க. ஆமா, ஆமா. ஆமாமா. ஆமாமா. ஓ! சரி. ஓ! அது வேரோட வைக்கனுமா? அப்படியே அந்த காம்ப மட்டும் வச்சா போதுமா?
ஆமாமா. அந்த காம்பு வச்சாலே போதும். அது கொஞ்சம் அந்த வேர் லைட்‌டா இருக்கும் அந்த காம்பில, இந்த நுனி காம்புல.
ஓ! சரி, சரி. சரிங்க. புரியுது.
ம். அந்த மாதிரி வச்சோன்னா அதுவுமே நல்லா வளரும். அ எங்க ஓனர் வீட்ல வந்து வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அவங்க வீட்டுக்குள்ள பால்கனியில வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அது வச்சிருந்தது. ஒரு தடவை போகும்போது தான் பார்த்தேன். அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன் நீங்க ஒரு ஒரு காம்பு <chuckles> குடுக்குறீங்களா? நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானுமே வாசல்ல வச்சிருந்தேன். அ எங்க வீட்டு பக்கத்துலேயுமே அவங்களுக்கும் சளி, கிளி ஏதாவதுனா, அது எடுத்துப்பாங்க. அந்த மாரி இருந்துச்சு.
ஓ! சரிங்க. <chuckles> ஓ! சரிங்க, சரிங்க. ரொம்பவே அழகா சொன்னிங்கன்னு தான் சொல்லணும். அதாவது அ ஒரு முருங்க மரத்தில வந்து நீங்க ஒரு முருங்கை மரம் வளர்த்து வச்சதில காய் என்ன நம்ம ஒரு ப ஒரு ஒரு செடியோ, ஒரு மரமோ வச்சோன்னா அதிலருந்து என்ன அந்தோட இது கிடைக்குமோ அதுதான் அத பார்க்கறதில நம்ம ஒரு சந்தோஷமு இருக்கும். அத நம்ப நம்ப வீட்ல வளர்ந்தது அத சாப்பிடும்போது அதோட ருசியும் ஒரு தனியா இருக்கும். அத அந்த முருங்கைக்காயே கிடைக்கலனா, எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கும் அந்த கஷ்டம் புரியுது. அப்படின்னும்போது, நீங்க அதுக்காக என்ன பண்ணீங்க? அந்த இத கட் பண்ணி விட்ட பிறகு அது எப்படி வளர்ந்துச்சு? அ அதுதல்லாம் நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. மத்த இதையும் நீங்க எப்படி, எப்படிலாம் அழகா வளர்த்து கொண்டு வந்தீங்க? கற்பூரவள்ளி செடி உங்கள்ட்ட இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அத வாங்கி வச்சதுனால, உங்களுக்கு பயன் கிடைச்சுச்சு அப்படின்ற மாரி நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி.
நன்றி.